கண்டிப்பா. அதுக்கு என்னன்னா வந்து என்னோட இலக்கு என்ன? உதாரணத்துக்கு எனக்கு இப்ப ஒரு 2 கோடி ரூபாய், இல்ல ந 4,00,00,000 எனக்கு வந்து ஆ தேவை. என்னோட அடுத்த ஒரு மு 30 வருடங்களுக்கு என்னோட தினசரி வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு தேவை அப்படின்னா, என் குடும்பத்துக்குத் தேவை. அப்படிங்கிற பட்சத்துல, அ நான் வந்து அ என்ன விதமானத்துல விலைவாசி உயர்வு எவ்வளவு இருக்கும்? அது போக எனக்கு அ எவ்வளவு தொகை தேவை? மாதம் தோறும் எவ்வளவு தேவை தேவை? 30 வருடங்கள்னா எனக்கு வந்துனு அ 180 மாத நூத்தி எம்பது மாதங்கள் வரும். குறைஞ்சது. அந்த 180 மாதங்கள் வந்து நான் எப்படி? ச
ம். ம்.
360 மாதங்கள் வரும். அந்த 360 மாதங்களுக்கு என்ன தொகை வேணும்ங்கறத நான் அ த முதல்ல கணக்கிட்டேன். அது போக அதோட 7% வந்து விலைவாசி உயர்வையும் சேர்த்துக்கிட்டேன். மா வ மாதம் வருட வருடம் சார்புல அப்படிங்கற பட்சத்துல என்னால இப்
ம். நிச்சயமா. கட் ஒரு ப்ளான் பண்ணித்தான் வச்சிருக்கீங்க.
இல்ல ப்ளேன் பண்ணி நான் அத அப்பப்ப இத நான் அதை வந்து ஆனா நான் ஸ்டா திட்டமிட்டது 35 வயதில நான் ஸ் அது துவங்குனது வந்து 40 வயதில. ஏன்னா எனக்கு அதுக்கான வருமானமும் தேவைப்பட்டுச்சு. வருமானம் வேணும்ங்கறதுனால வருமானம் வந்தவுடனே அதுல இட ஆரம்பிச்சிட்டேன்.
பரவால்ல, பரவால்லங்க. ஏன்னா, நீங்க அதை நினச்சிருக்கீங்க இல்ல? அதே பெரிய விஷயம் தான். ம்.
ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். புதுசா கடன் வாங்கறதை குறைச்சிட்டேன். அ ஏன்னா அதனால நமக்கு பெரிதா, அது போக இந்த அ மாதத் தவணையில வந்து பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் சுத்தமா நான் குறைக்கச் குறைச்சிட்டேன். அ முடிஞ்ச அளவு வந்து காசை சேர்த்து வச்சு வாங்கலாம். இல்ல இதுலயா முதலீடு பண்ணி அதுல வர வருமானத்துல வாங்கலாம் அப்படின்னு.
ம், ம். நல்லதுங்க. நல்ல முடிவு இது.

ஓகே. நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க. சரி நீங்க வந்து, ச தேடிப்பாத்தீங்க. எது நல்லது அப்டின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ம்ஹம். ஆனா இப்ப நீங்க அந்த போட்ட அட்ட அட்டவணைய வந்து நீங்கப் பின்பற்றுறீங்களா? இல்ல எதாச்சு ஒரு காரணத்தால உங்க பின்பற்றாம போக சூழ்நிலை ஏற்பட்டுதா?
ஆமா, ஆமா, ஆமா. இல்ல, என் என்னோட தேவை வந்து நான் பின்பற்றி முடிச்சேன். என்னோட தேவை வந்து 3 மாதந்தான். நான் குறிப்பிட்ட கால அளவு அந்த 3 மாதத்துக்குள்ள நான் வந்து ஏன்னா, எனக்கு ஆல்ரெடி நீச்சல் தெரியும்ங்கிறதுனால, எனக்கு அத வந்து, நான் இன்னும் அதிகமா அடிச்சு, அதிக நேரம் நீச்சல் பண்ணறதுக்கான, ஆ, ஒரு பயிற்சியாகதான் நான் கத்துக்கணும்னு நெனைச்சேன். நீண்ட தூரம் நேரம் நீந்தறதுக்கானது. அதுக்கு வந்து, நமக்கு இந்த உடல்ல வந்து, ஆ கார்டியோ வந்து நல்லா பண்ற மாரி இருக்கணும். அதனால அது சார்ந்த உடற்பயிற்சிகள்லாம் அங்கயே சொல்லித் தருவாங்க. அதக் கத்துக்கிட்டு, அந்த நாட்கள நான் தவறவிடமாட்டேன். 3 நாளைக்கு ஒரு தடவனா, கண்டிப்பா 3 நாளுக்கு ஒரு தடவ நான் போயிருவேன். அது போக வாரத்துக்கு 1 தடவ நான் வந்து பாப்பேன். நான் நல்லா கத்துக்கறேனா? என்னோட இது, பெர்ஃபாமன்ஸூ உ கூடியிருக்கா? இல்லையா? இதெல்லாம் வந்து நான் எனக்கு அங்க சொல்லித் தரவங்க கிட்டயே நான் கேட்டுத் தெரிஞ்சுக்கிடுவேன்.
ம், ம். ம். நல்லது, நல்லதுங்க. நல்லது, நல்லதுங்க. ஏன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஆர்வமும் கூடயும் உங்களுக்கு ஒழுக்கமும் சேர்ந்து இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உன்னால அந்த அட்டவணைய வந்து, கரெட்டா நீ உங்களால முடிக்க முடிஞ்சதுன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா.
இதத் தவிர்த்து, நீங்க வேற ஏதாச்சு நீங்க அட்டவணை வச்சிருக்கீங்களா? ஏன்னா வாழ்க்கைக்கு தேவைப்படுறது, ஏன்னா இப்ப நீங்க இந்த இது சொன்னதே எனக்குக் கொஞ்சோம் உணர்ச்சிபூர்வமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு அட்டவணை ரெடி பண்ணி, அத நம்ப ஃபாலோ பண்ணதே ஒரு பெரிய கஷ்டமாதான் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில, கால கட்டத்துல. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கீங்க. எனக்குத் தெரிஞ்சு உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா வேற ஏதாச்சு உங்ககிட்ட விஷயம் இருக்கா? வேற ஏதாச்சு நீங்க மெயின்டய்ன் பண்றீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
இப்ப இது போ கண்டிப்பா. நான் இது தவ இது தாண்டி பாத்தீங்கன்னா, ஆ, முதலீடு சம்பந்தப்பட்ட அட்டவணைகள வந்து நான் வந்து, ஒரு அட்டவணைய உருவாக்குனேன். அதாது எனக்கு இ இப்ப எனக்கு 30 வயது ஆகுதுன்னா, எனக்கு இன்னும் ஒரு 10 வயதுல இந்த நான் இந்த இல்ல ஒரு 20 வருடங்கள்ல நான் 50வது வயதுல நான் வந்து ஆ, என்னோட வேலைய விட்டுட்டு நான் வந்து, என்னோட, அ, ஓய்வு காலத்த துவங்கணும். இல்லாட்ன்னா அட் குறைந்தபட்சம் நான் வந்து வேலைக்குப் போவ எனக்குப் பணியோட அழுத்தம் என்னோட வாழ்க்கையப் பாதிக்கக் கூடாது அப்டிங்கிறது. பணியோட அழுத்தம் என்னோட
சரிங்க. ம். கண்டிப்பா. எதிர்காலத்துக்காக நீங்க ஒரு பிளான் பண்ணி வெக்கணும், அதுக்காக.
ஆமா, ஆமா. பணியோட அழுத்தம் என்ன பாதிக்கக் கூடாதுங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆ அதாது நான் வேலைக்குப் போய் தான் குடும்பத்தை நடத்தணும். இந்த வேலை இல்லன்னா நான் எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிற மாரி நிலையில வந்து எல்லாத்தையும், ஆ வந்து விட்டுட்டு தான் வேல பாப்பாங்க. அ, மேல இருக்கவங்க சொல்றது கேட்டு. அந்த நிலைல இருந்து வெளிய வரணும்னு சொல்லிட்டு நான் முதலீடுக்கான ஒரு அட்டவணைய உருவாக்குனேன்.
ம்ஹ்ம். நிச்சயமா.